வேலைக்குச் சேரும்போது பார்த்தீங்கன்னா பொதுவா நம்ம மனநிலை வந்து நம்ம எதிர்பார்த்த சம்பளம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த வேலைல நம்ம சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த சூழ்நிலை நம்மளோட மன மனமாற்றத்துக்கு ஒரு காரணமா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? அத பத்தி என்கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா?
ம். கண்டிப்பாங்க. இப்ப வந்து ஆரம்பத்துல வந்து நான் வந்து வேலைக்குச் சேரும்போது இந்த வேலை நமக்கு நிரந்தரமா இருக்கணும், அப்படிங்கறதுக்காக நான் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கேன். அதாவது வேலை நேரத்துல மட்டும் இல்லாம வீட்டிலயும் வந்து லேப்டாப் எடுத்துட்டு வந்து அந்த வேலைய பார்த்துட்டு ஃபுல்லாவே வந்து வேலை வேலைன்னு வேலைக்காக நான் ரொம்ப சிரமப்பட்டுருக்கேன்.
ம்ஹ்ம். ஓ, ஆனா அது வந்து இப்போ உங்கள மட்டும் இல்லாம உங்க உடல்நிலையும் பாதிச்சிருக்கும் இல்லீங்களா? அதை எப்படி நீங்க சமாளிச்சீங்க?
ஆமாங்க. ஆமா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம்க்கு மேல எனக்குக் கண்ணெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. தலையெல்லாம் வலிக்குது. ஃபர்ஸ்ட்டு எனக்குத் தெரியல எதனால இந்த மாரி வலி வருது அப்படின்னு. அப்புறம் என்னோட கூட இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க நீங்க டாக்டர் போய் பாருங்கன்னு. அப்புறம் வந்து ஒரு கண் மருத்துவர் போய் பார்க்கும்போது தான் வந்து தெரிஞ்சுது நீங்க அதிகமா வந்து சிஸ்டம் பார்க்குறீங்க அப்படிங்கற மாரி சொன்னாங்க. அப்பதான் எனக்கே தெரிஞ்சுது நாம எந்த அளவுக்கு நம்ம அதுல மூழ்கி இருக்கோம் அப்படின்னு.
ஓ! இந்த பாதிப்புகளே உங்களுக்கு டாக்டர் சொல்லும்போது தான் தெரிஞ்சிருக்கு.
ஆமாங்க.
ஓ, சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, வேலை செய்யுற இடம்! <tsk> அது வந்து, நம்ம அதிக நேரம் வேலை செய்யுறோங்குறது இல்லாம, வேலை செய்யுற இடம் அங்க சுத்தி இருக்கறவங்குனால நமக்கு ஒரு மன அழுத்தம், ஒரு இறுக்கமான சூழ்நிலைக்குத் தள்ளப்படுவோம். அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா உங்களுக்கு?
ம். ரொம்பவேங்க. நமக்குன்னுட்டு இல்ல. <chuckles> யார் வேலைக்கு போனாலும், எல்லாத்துக்குமே இந்த சூழ்நிலை வரும். என்னா நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு, அந்த வேலை பாத்து நம்ம அதுல முன்னுக்கு வரணும்னு நெனைச்சாலும், நம்ம கூட இருக்கவங்க நம்மள வந்து ஏதாவது ஒரு வகையில, அதாவது நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நல்லது பாத்தீங்கன்னா நம்மள நம்ம கூட இருந்து என்கரேஜ் பண்றவங்க இருக்காங்க. கூடவே இருந்துட்டு நம்மள வந்து எப்போ நம்மள குழில தழுவாங்கன்னே தெரியாது. அந்த மாரியும் நெறைய பேர் என் லைஃப்ல நான் பாத்திருக்கேன்.
<laughs> ம்ஹ்ம். ஓ, அதெல்லாம் நன்மை. அதாது நல்ல மனிதர்களையும் நம்ம சந்திக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்மள தள்ளக்கூடிய நேரமும் இருக்கும். ஆ. இப்ப படிக்கும்போது பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் அந்த படிப்பு சம்பந்தமான வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், கட்டாயம் இருக்கும். அ சிலரு வந்து படிப்பு சம்பந்த இல்லாத வேலைக்குப் போயும், ஜொலிச்சிறக்கூடிய வாய்ப்புகளும் கெடைக்கலாம். உங்களுக்கு வந்து, நீங்க உங்க படிச்ச சம்பந்தமான வேலைக்குத் தான் போனீங்களா? இது, நீங்க உங்களுக்குப் புடிச்ச வேலையா?
ம். ஆமா கண்டிப்பாங்க. ம். ம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, படிப்பு சம்பந்தப்பட்ட வேலைக்குத்தான் நான் போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா வந்து அப்போ நம்ம க 90'ஸ் கிட்! அந்த அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, அ பெ பெற்றோர்களுக்கு வந்து ஒரு பயம். பிள்ளைங்கள வந்து வெளியில அனுப்புறதுக்கு ரொம்ப பயந்தாங்க. இப்போ உள்ள பெற்றோர்கள் தைரியமா அனுப்புறாங்க. பசங்களும் தைரியமா போறாங்க. அப்ப வந்து, நம்மள வந்து ஒரு கேம்பஸ்லயே இன்டெர்வியூல செலெக்ட் ஆனாக்கூட பெற்றோர்கள் வந்து, அத வந்து வெளியில போகதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. சென்னைல கெடைச்சாக்கூட அப்பல்லாம் வந்து விடமாட்டேன்டாங்க ஊர் சைடுல. அந்த மாதிரி சூழ்நிலைலதான் எனக்கும் ஆச்சு. அதுனால படிப்பு சம்பந்தப்பட்ட வேலைக்குப் போக முடியல என்னால.
ம்ஹ்ம். ஆமா. ஹோ. ஆஹா. அது, உங்களுக்கு என்னைக்காச்சு ஒரு வருத்தம் இருக்கா? இன்னிக்கும் அ திரும்பிப் பாக்கும்போது. அப்பவே நான் வேலைக்குப் போயிருந்தா ஏனா, இப்போ வந்து உங்களோடே படிச்சவங்க, இல்ல அந்த கால கட்டங்கள்ல படிச்சவங்க வந்து, அதே துறையில வந்து சிறந்து இருக்கலாம். அது ஒரு மனவருத்தத்த உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கா?
அ இல்லைங்க. எனக்குப் படிச்சதே எனக்குப் புடிக்காமதாங்க படிச்சேன். ஏன்னா நான். ஆமாங்க. நான் வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு தான் கேட்டேன். ஆனா, நான் போன நேரத்துல வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது இல்லாம எலெக்ட்ரிக்கள் சம்பந்தப்பட்ட அந்த மாரி எனக்கு வந்து கெடைச்சிருச்சு. அதுனால பிடிக்காமதான் படிச்சேன். ஆனா பிடிக்காம படிச்சாலும் நான் நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்னால நல்லாவே எனக்கு மார்க் எடுத்து நான் வந்து வேலைக்கும் எனக்கு வந்து கெ கெடைச்சுது. ஆனா வந்து, என்னால வந்து வெளியில போக முடியாத சூழ்நெலை. <chuckles> சரி அதுவும் நல்லது தான் அப்டின்னுட்டு வேற ஒரு வேலைக்குத் தான் நான் வந்து ஜாயின் பண்ண.
<laughs> அதுவே வந்து ஓ. ம்ஹ்ம். ஓ. இப்போ இ இத்தன வருஷம் அனுபவங்களுக்கு அப்புறம், இன்றைய கால கட்டத்துல ஒரு அ இளைய தலைமுறை வந்து உங்ககிட்ட அறிவுரை கேக்குறாங்கன்னா, அதாவது சம்பளம் அதிகமா இருக்கு, அந்த வேலைய நான் தேர்ந்தெடுக்குட்டுமா? இல்ல என்னோட துறை சார்ந்து எனக்குப் புடிச்சமான வேலைய தேர்ந்தெடுக்குட்டுமான்னு கேட்டா, நீங்க எந்த மாரி அறிவுரை சொல்லுவீங்க?
இல்லங்க. சில பேர் வந்துட்டு, உங்க நீ என்ன படிச்சியோ அதுக்கு போ அப்டின்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் வந்து, நான் வந்து நான் படிச்சதில வந்து போக முடியல. வெளியில வேற வேலைக்குப் போய்தான் நான் வந்து அதுல சக்ஸஸ் ஆனேன். ஆனா, நான் என்ன சொல்லுவன் அப்படின்னா, நீங்க விருப்பப்பட்ட எடுத்துப் படிச்சு, அதுல போய் முன்னுக்கு வருவீங்கன்னா, போங்க! இல்ல புடிக்கல. இப்ப எப்போ உள்ள ஃபீல்ட் ஐடி ஃபீல்ட் சிஸ்டம் ஒர்க்ல போனா நல்ல சம்பளம் வருது. நல்ல ஒரு இது வருதுனா, அந்த மாரி நம்மகிட்ட வந்து கேக்குறாங்களே, அவங்கள ஆள் பொறுத்துதான் நான் கருத்து சொல்ற மாரி இருப்பேன்.
ம்ஹ்ம். ஓ, அது அவங்களோட தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள பொறுத்து மாறும்.
ஆமா கண்டிப்பாங்க.
ம்ஹ்ம். அ சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வேலைக்கு போய், நம்ம சேர்ந்துருப்போம். பல வருட அனுபவம் வந்து, அதுல நமக்குக் கெடைச்சிருக்கும். ஆனா வந்து, ஒரு நல்ல கல்லூரியில அ சில மே மேற்படிப்புலாம் படிச்சிட்டு, அதே நிலைக்கு வந்து சிலர் வருவாங்க. அது எந்த ஒரு அனுபவமும் இல்லாம, அந்த மாரி விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க?
ம். ம். ரொம்ப கஷ்டமா இருக்கும்ங்க. ஏன்னா என் கூடயே நான் வேல பார்க்கற இடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 10 வருஷம் வேல பார்த்தேன். ஒரு 5 வருஷம் வரும்போது நான் ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். எனக்குப் பின்னாடி வந்தவங்க என்னைவிட அதிகமான ஒரு டிகிரி முடிச்சிட்டு வரும்போது நான் வாங்குன அதே சம்பளத்த அவங்களுக்கு குடுத்தாங்க.
ம்ஹ்ம். ஓ.
அது தெரியும்போது ரொம்ப மனவலியா இருந்தது. நம்ம 5 வருஷம் கஷ்டப்பட்டு இந்தச் சம்பளம் வாங்குறோம்னு நமக்குப் பின்னாடி வந்தவங்க இது வாங்குறாங்க. ஒரு எந்த வித ஒரு முன்னனுபவமே இல்லாம டைரக்ட்டா வந்து இத வாங்குறாங்களேன்னு நெனைக்கும்போது ரொம்ப மன அழுத்தத்த குடுத்தது அந்த டைம்ல.
ம்ஹ்ம். ஓ. ஆனா வந்து இந்தக் கால கட்டத்துல எப்பவுமே வந்து எங்க ரு படிச்சிட்டு வராங்க? ஆ அது டபுள் டிகிரி இருக்கா இல்ல மேற்படிப்பு படிச்சிருக்காங்களா? அதுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் குடுக்குறாங்க. அ முன்ன எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை அனுபவம், ஓ இத்தன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாங்கறது ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. இது எது சரியான போக்கு நீங்க நெனைக்கிறீங்க?
ம். நீங்கச் சொல்ற மாரி இப்போ உள்ள காலகட்டத்துல வந்து இந்த காலேஜ்ல படிச்சேன், இந்த டிகிரி முடிச்சேன் அப்டிங்கிறது ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் மாரிதான் ஆயிருதுங்க. ஏன்னா <sniffs> ஆ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அனுபவம் இருக்கா அப்டின்னு பாத்துட்டு அந்தத் துறையில <sniffs> அவங்கள சேர்த்துவாங்க. இப்ப என்ன நீங்க எந்த காலேஜ்ல படிச்சிருக்கீங்க? அது மாரி அந்த ஒரு எஸ்ட்டிமேட் வந்து கண்டிப்பா நடக்குது. அது மாரி நடக்கக் கூடாதுங்க. எல்லாத்தையுமே வந்து சமமா பார்க்கணும். ஒருத்தங்களுக்கு வந்து வசதி இருக்கிறதுனால ஒரு சில காலேஜ்ல படிச்சுட்டு வருவாங்க. வசதி கம்மியா இருக்கவங்க படிப்பாங்க. சோ வசதிக்கு தகுந்த மாரிதான் பிள்ளைங்கள படிக்க வைக்க முடியும். ஆனா பிள்ளைங்க வந்து எப்டி அத படிச்சுட்டு எந்த அளவுக்கு அவங்க பர்சென்டேஜ் ஓட வர்றாங்க அதத்தான் பார்க்கணும்.
ம். கண்டிப்பா உண்மைதான். ஏன்னா அ அந்த வசதி வாய்ப்பு இல்லாதவங்க வந்து வேலை செஞ்சு கடின உழைப்பு போட்டு அந்த அனுபவத்தைப் பெற்று அவங்க முன்னேறுதற்கான வாய்ப்புகள் வந்து இது, உ ஒரு தடையாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது நீங்கச் சொல்றது முற்றிலும் சரி. இந்தக் காலகட்டத்துல ஒரு வேலை அந்த வேலைக்கு நாம போறோம் அப்படின்னா அந்தச் சூழ்நிலையில நம்மள மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் பின்பற்றலாம்?
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதாவது வந்து நான் ஒரு அலுவலகத்தில வேலைக்குச் போய் சேரும்போதே முதல் நாளே ஆரம்பிச்சுடுவாங்க. ஏதாவது ஒரு தடங்கல் வரும் தான். ஆனா எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப தன்னம்பிக்கை வேணுங்க முதல்ல. தன்னம்பிக்கை. நம்மளால முடியும்ன்ற தன்னம்பிக்கை கண்டிப்பா வேணும். எல்லாத்துக்குமே நான் அதைத்தான் சொல்லுவேன். எவ்ளோ சிரமம் பட்டாலும், எவ்ளோ அடி வாங்குனாலும் தன்னம்பிக்கை இருந்தா கண்டிப்பா மேல எழுந்திருச்சுடலாங்க. பசங்க போம்போது நம்மளால முடியும் அப்படின்னும் எந்த ஒரு வேலை எடுத்தாலும், சிறப்பாகச் செய்வோம்ன்றது அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். இருந்து செஞ்சா கண்டிப்பா அதுல வந்து வெற்றி வரும்னு நான் நினைக்கிறேன்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அ சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சம்பள உயர்வை எதிர்பார்த்தாலும் இல்ல நம்ம வேலையில அதிக வருமானம் ஈட்டணும்ங்கும்போது அதிக நேரம் வேலையில செலவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டுரும். 8 மணி நேரம்னா நம்ம வந்து ஒரு 10 மணி நேரம் 13 11 மணி நேரம் அதுலயே இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு அழுத்தம் வந்து நமக்குக் கொடுக்கப்படுது. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல அந்த மாதிரிச் சூழ்நிலையில இருக்கும்போது நீங்க எத தேர்ந்தெடுப்பீங்க? அ, சம்பள உயர்வுக்காக அந்த வேலைய வந்து செஞ்சு ஆகணும்னு நினைப்பீங்களா? இல்ல வொர்க் லைஃப் பேலன்ஸ்யும் பாத்துக்கணும் அப்படிங்கறது உங்களோட விருப்பமா இருக்குமா?
கண்டிப்பாங்க. இப்ப நீங்க இந்த கேள்வி கேட்டதுனால, எனக்கு ஒரு விஷயம் தோணுது. கொரோனா காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, வேலை வந்து என் கணவருக்கு வேல வந்து அ அவரு வெளியில போய் வேல பாக்கிறனால, அவருக்கு வேல இல்ல. ஏன்னா வெளியில யாரும் போ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? நான் மட்டும்தான் வந்து லேப்டாப்ல வேல பாக்கிறனால, எனக்கு மட்டும்தான் அந்த வேல இருந்தது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சில பெர்ஸண்டேஜ் வந்து புடிச்சிட்டாங்க, அந்த டைம்ல சம்பளத்துல 10% 20% புடிச்சிட்டாங்க. அப்போ உள்ள சாலரி அந்த பெர்ஸன்டேஜும் போயிரும். மீதி உள்ள சாலரிக்காக தான் நாம கஷ்டப்படுறோம். அந்த டையத்துல வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துல, கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம், 16 மணி நேரம் நான் உட்கார்ந்து வேல பார்த்திருக்கேங்க.
ம்ஹ்ம். ஆமா. ஓ. ம்ஹ்ம். அப்பாடா!
அவ்ளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஏன்னா வேற வழி இல்ல. இப்ப 2 பேர் பார்க்கிற வேலைய ஒரு ஒருத்தங்கள வந்து ரிலீவ் பண்ணி நிறுத்திட்டாங்க. ஏன்னா வந்து இவ்ளோ பேர் வந்து சம்பளம் குடுக்க முடியாது கொரோனா டைத்தில அப்படின்னு. எஸ்பிரியன்ஸ் உள்ளவங்கள மட்டும் வச்சிட்டு அந்த 2 வேலையும் சேர்த்து நம்மள பாக்கச்சொல்லி 16 மணி நேரம், 17 மணி நேரம் உட்கார்ந்து வேலை பாத்து அந்த அதுவும் அந்த சம்பளத்துல 10% புடிச்சது போகத்தான் கைக்கு வரும். இது மாரி கடினமான சூழ்நிலை எல்லாம் பாத்திருக்கேங்க.
ம். ம்ஹ்ம். ஓ. ஓ, அப்போ வந்து, நம்மளுக்கும் வேலை தேவைங்கிற ஒரு கட்டாயத்துல இருப்போம். அதுனால அதை செஞ்சுதான் ஆகவேண்டிய, ஒரு சூழ்நிலையும் இருந்திருக்கு உங்களுக்கு.
ஆமா, கண்டிப்பாங்க. ஏன்னா ஒருத்தங்க சாலரி இல்ல. நம்ம ஒருத்தங்க சாலரி தான். அதுலயும் போயிடும். நமக்கு லோன் எல்லாமே இருக்கும் இல்லையா? நம்ம எல்லாத்தையும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு எல்லாமே பார்த்து அந்த சாலரி வாங்குற மாரிதான் இருக்கும்.
ம்ஹ்ம். அ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நெலைதான். அ கொரோனா காலகட்டங்கள் பொறுத்தவரைக்கும் எல்லாருமே கடந்து வந்துருக்கோம். அ இப்போ இருக்குற மனநிலையில உங்களுக்கு உங்க குடும்ப நேரம் எவ்வளவு முக்கியம்? அதுக்காக வேலைக்கு எந்த மாரியான ஒரு திட்டமிடல் நீங்க வச்சிருக்கீங்க?
கண்டிப்பா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஆரம்பத்துல வந்து ரொம்ப க கஷ்டப்பட்டோங்க. ஏன்னா நாங்க வந்து வீடு கட்டிட்டோம். அந்த நேரத்துல வந்து கடன் அதிகமா இருந்தது. வேலைக்குப் போய்தான் ஆகணும். எந்தச் சூழ்நிலையிலும் வேலைக்குப் போய்தான் அப்டின்ற சூழ்நிலை இருந்தது. வேலைக்குப் போனோம், கஷ்டப்பட்டோம். சம்பள உயர்வு வச்சு பணி உயர்வு வந்தது, எல்லாமே வந்தது. ஆனா, இப்ப வந்து என்னோட பொண்ணு வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனனால அவங்களுக்கான நேரத்த நான் கோடுக்கவேல்ல ஏன்னா கிட்டத்தட்ட <chuckles> அவங்க வந்து குழந்தையா இருக்கும்போது ஒரு 6 மாதம் குழந்தையில நான் விட்டுட்டு போனேன். அ அவங்க வந்து இப்ப ஒரு ஹையர் ஸ்டடிக்கு வராங்க. இப்ப வரைக்குமே நான் வந்து வேலையிலதான் இருந்தேன். நான் எல்லாமே பாத்துட்டு அவங்களுக்கு நேரம் செலவழிக்க முடியல. நம்மளுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சுச்சுன்னு சொல்லி இப்ப நான் அந்த வேலைய விட்டுட்டு வந்துட்டு குழந்தைக்குக்காகவும், கணவருக்காகவும் நான் வீட்ல இருந்து அவங்கள பாத்துக்குறேன்.
ம்ஹ்ம். ஓ! ஓ! மகிழ்ச்சி. ஏன்னா அந்த அவ்ளோ கடின உழைப்பு போட்டதுக்கு ஒரு பலனா இப்ப வந்து அவங்களோட உங்களால நேரம் செலவிட முடியுதுங்கும்போது ரொம்ப சந்தோஷம் உங்களுக்காக.
ஆமாங்க, கண்டிப்பா.
அ ஆனா நீங்க என்னைக்காச்சு திரும்பிப் பார்த்து இப்போ உங்களுக்கு அது ஒரு கட்டாயம் அப்படின்னு இருந்தாலும் என்னைக்காவது திரும்பிப் பார்த்து நான் வந்து அ வேலைக்கு போகாம இருந்திருந்தா? அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சது உண்டா? உங்க மகளுக்காக அவளோட செலவிடுற நேரத்திற்காக.
ஆமா, கண்டிப்பாங்க. நான் வேலையில இருக்கும்போதே நெறைய வாட்டி நினைச்சிருக்கேன். ஏன்னா நிறைய வாட்டி நான் 8:00 மணிக்குத்தான் வீட்டுக்கு வருவேன் நைட். வந்து அந்த நேரத்துல சமைச்சு நைட் டின்னர் குடுத்திட்டு சாப்பிட தூங்க தான் தோணும் நம்மளுக்கு இல்லைங்களா? ஏன்னா பகல் ஃபுல்லா வேலை பார்த்திருப்போம். அப்போ குழந்தைகளுக்குச் சுத்தமா நேரமே ஒதுக்க முடியல. அவளோட படிப்பு வந்து பாதிச்சது. அவளுக்கான நேரம் வந்து கொடுக்க முடியல. இதெல்லாம் பாத்து பாத்து நம்ப வேலைய விட்டு நின்றலாமான்னு நெறைய நாள் நான் நினைச்சிருக்கேன்.
ம். ஓ! ஆனா இதெல்லாம் கடந்தும் நீங்க இத்தனை வருடங்கள் வேலைக்கு போயி முயற்சி செஞ்சு அ முன்னேறி இருக்கீங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அ சில நேரங்கள்ல வந்து நம்ம தனிப்பட்ட நேரம்னே இல்லாம போயிடும் வேலைக்கு போகும்போது. அந்த மாதிரி இப்போ உங்களால எனக்கான நேரம் அப்படின்னு பிரிச்சு ஒதுக்க முடியுதா?
ம். கண்டிப்பாங்க. வேலையை விட்டு நின்னதுமே வந்து <chuckles> பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக நேரம் அதிகமா என்னால செலவிட முடியுது. எனக்கான நேரத்தையும் என்னால பண்ண முடியுது. அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்குப் போகும்போது நான் எனக்காக எதுவுமே செய்யவே முடியாது. நான் ஒரு நாள் வீட்ல இருப்போம். அந்த ஒரு நாளும் ஏதாவது அசைவ சாதம் இந்த மாரி துணி <chuckles> துவைக்க இந்த மாதிரி எல்லாமே நமக்குப் போயிடும். பசங்களையும் பார்க்க முடியாது. ஆனா வந்து இப்ப அப்படி கிடையாது. நம்ம நாள் ஃபுல்லா வீட்ல தான் இருப்போம். நமக்குப் பிடிச்ச வேலைகள்ல கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மத்த நேரம் வந்து பிள்ளைங்களுக்காக, கணவருக்காக என்ன வேணும், வீட்டுக்கு என்ன வேணும் எல்லாமே என்னால பார்க்க முடியுது.
ம்ஹ்ம். <chuckles> அதுக்கான அந்த மனநிறைவு உங்களோட குரல்லே தெரியுது. அ ஆனா வந்து பொதுவா பார்க்கும்போது பெண்களுக்கு வேலைக்கு போறது எவ்வளவு அவசியம்? எந்த மாதிரியான ஒரு சுகந்திரத்த அது அ அளிக்குது?
ம். வேல வந்து ரொம்ப முக்கியோங்க சொல்லப்போனா வந்து இப்போ நம்ம வந்து நான் வந்து என்னால பிரேக் எடுக்க முடிஞ்சது எடுத்துட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து எல்லா பெண்களுக்கும் வந்து வேலைன்றது ரொம்ப முக்கியம். அத நீங்க வந்து வெளியில போய் செஞ்சாலும் சரி இல்ல வீட்டிலருந்து செஞ்சாலும் சரி அது ரொம்பவே முக்கியம். அவங்களுக்கான ஒரு அ சுயமரியாதையாவும் அத நான் சொல்லுவேன்.
ம்ஹ்ம். அ கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஆ பணரீதியா அவங்களுக்கு அவங்களோட செலவுகளுக்கு அ அவங்களாலயே அ வருமானம் ஈட்டிக்க முடியும்ங்கறது ஒரு பெரிய ஒரு சுகந்திரமா நானும் பார்க்குறேன். இப்போ அ நீங்க வேலை செய்ற காலத்துல ஒரு மன அழுத்தத்துல இருந்தேன் அப்டின்னா அந்த மன அழுத்தத்த போக்கிக்கறதுக்கு என்ன மாரி விஷயங்கள்லாம் நீங்கச் செஞ்சீங்க? அதாவது உங்க தோழிகளோட வெளிய போறதா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு நான் இதெல்லாம் செஞ்சிக்குட்டேன், நான் இப்டி செலவு பண்ணுவேன், என்னோட அப்பா அம்மா வீட்டுக்குப் போவேன் அந்த மாரி ஏதாவது விஷயங்கள நீங்கப் பின்பற்றி இருக்கீங்களா?
கண்டிப்பாங்க. நான் வந்து <grunts>
உங்களோட சந்தோஷத்துக்காக?
<grunts> நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு அதிகமா போவேன்.
ஓ! அந்த நேரங்கள்ல அவங்களை போய்ப் பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இல்லையா?
ஆமா. அவங்களோட போய் கொஞ்ச நேரம் நான் இருப்பேன். என்னோட பொண்ணையும் கூட்டிட்டு போவேன். எல்லாமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியை குடுக்கும். அவங்களுக்கான நேரத்தையும் நான் வந்து அவங்களுக்கு குடுப்பேன் கண்டிப்பா.
சிறப்புங்க. இவ்ளோ நேரமும் நீங்க வேலை செஞ்ச உங்களோட அனுபவங்களப் பத்தியும், அ உங்களோட ப்ரியாரிட்டீஸ் அதாவது சம்பளம் முக்கியமா இல்ல வேலை நேரம், வேலை மகிழ்ச்சி, நீங்க அதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்தீங்க, அது உங்க வாழ்க்கையை எப்டி மாற்றியிருக்கு, உங் நீங்க எந்த மாரியான பொறுப்புகள்லாம் சுமந்திருக்கீங்கன்னு நெறைய விஷயங்கள என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட பேசனதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட நேரத்திற்கு நன்றி.
ரொம்ப நன்றிங்க.